இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்குக்கு பழங்கள், காய்கறிகள் வந்து எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா, சில பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா. ஆ குறிப்பிட்ட மாதங்கள்ல தான் கறைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாரி பனிக்கா காலத்துல ஒரு பழங்கள் வரும். வெயில் காலத்தில பாத்தா ஒரு பழங்கள் வரும், காய்கறிகள் வரும். அந்த மாரி ஒரு ஒரு பருவத்துக்கு ஏத்த மாதிரி காய்கறியங்கள் ஆகட்டும் சரி, பழங்கள் ஆகட்டும் சரி, மாற் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கா?
ஆ நிச்சயமாங்க. ஆ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்கள், காய்கறிகள் அப்டின்னு எடுத்தாலே வந்து ஆ ஒவ்வொரு பருவ காலத்தல வரும். அதாவது வந்து அ வெயில் காலத்தில, மழை காலத்தில, அப்புறம் குளிர்கலத்தில சில பழங்கள்லாம் வரும். இந்த மாரி பழங்களுக்குலாம் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும். இப்ப எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு? அதாவது சின்ன வயசுல ஒரு மாரி இருப்போம். ஒரு 15 வயசு ஒரு மாரி இருக்கும். அதுக்கப்புறம் 25 வயசு வரும். அதே மாதிரியே பழங்களும் வந்து ஆ ஒவ்வொரு நிலையில வந்து வேறுபாடு இருக்கும்.
கண்டிப்பா. கண்டிப்பா.